சரி, சரி. அப்புறம் அங்க போயிட்டு என்னெல்லாம் பண்ணுவீங்க? கோவிலுக்கு போய்ட்டு?
நான் கோயிலுக்கு போயிட்டு, அத நான் சொன்ன மாதிரி, இது மொத மொத தடவ போறேங்காட்டி, எங்க ஊருலேயே இவ்வளவு பெரிய கோயில் இருக்குது. 4, 5 ஸ்தலம் உள்ளேயே இருக்குதுன்னு எனக்கு தெரில இத்தன நாளு.
ம். ம். ம், ம்.
ஆ 4, 5 ஸ்தலம் இருந்துச்சு. ஒவ்வொரு கோயிலுக்கும் இப்போ வந்துட்டு ஒரு இடத்துல சிவன் இருக்கறாரு. ஒரு இடத்துல துர்க்கை இருக்கறாங்க. ஒரு இடத்துல வந்துட்டு சனீஸ்வரர் இருக்கறாரு. ஒண்ணுல ஐயப்பன் இருக்கறாரு.
ம். ம். ம்.
நான் இவ்ளோ கோயில் ஒண்ணுக்கு ஒரே கோயிலுக்குள்ள இருக்குது அப்டிங்கிறதே நான் வந்துட்டு அன்னைக்கு போய் பார்க்கும்போது அப்டி எனக்கு வியப்பா இருந்துச்சு.
ஓ! உங்களுக்கு ஏதாது பிடித்த கடவுள் அந்த மாரி இருக்கா?
ஆ பிடித்த கடவுள்னு நான் ஒருத்தர வச்சுக்க மாட்டேன். கடவுள்னா நான் பொதுவாதான் சொல்லுவேன். ஆ எனக்கு ஆனா எல்லார் ஆனா பெண் கடவுள் ரொம்ப புடிக்கும்.
ம். ஆ நல்ல விஷயம். ஆ நீங்க பெண்ணா இருக்கதுனால. <chuckles> சரி, சரி. அதுக்கப்புறம் அங்க போயிட்டு என்ன என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் சொல்லுங்க?
ம் ஆமா <laughs> அ போயிட்டு ஒவ்வொரு ஸ்தலத்துக்குள்ளேயும் போயி, அ சாமி கும்பிட்டு, அ காணிக்க போட்டு, அந்த ஆரதன குடுப்பாங்கள்ல அத தொட்டு கும்பிட்டு அ வந்துருவேன். அ எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நல்லா நடந்து நடந்து போவேன். அ அதாது
ம். ம். ம். இதெல்லாம் வச்சுக்குவீங்களா? விபூதி குங்குமம்லாம் வச்சுப்பீங்களா?
ஆ அதெல்லாம் வச்சுக்குவேன். விபூதி. அ இப்பல்லாம் தான் வந்துட்டு நம்மளுக்கு முன்னாடி கண்ணாடி வச்சறாங்கள்ல. அ கையில வாங்கிட்டு வந்து கண்ணாடி முன்னாடி நின்னு அழகா வச்சுக்கிறது. ம்ஹ்ம். <chuckles>
ம். ம் ம். சரி. அப்புறம் இவ்ளோ தூரம் போயிருக்கீங்க? வேண்டுதல்னு கண்டிப்பா இருந்திருக்கணுமே இருந்துச்சா? ஏதாது?
ம். அஹ, அதான் நான் சொன்னேன்ல. எனக்கு வந்து வேண்டி போயி, "எனக்கு இத தாங்க" அப்டின்னு கேட்கிறது எனக்கு எப்பவுமே பிடிக்காது. ம். நான் போவேன். அ எனக்கு அந்த மனசு அது அதெல்லாம் பார்க்கறதுக்கு பிடிக்கும். இப்ப வேடிக்கை பார்க்கறதுக்கு பிடிக்கும்ல சிலருக்கு. அ அந்த மாரி வேடிக்க பார்த்துட்டு சாமியானா கும்பிடுவேன். சும்மா அப்டி கை கை கூப்பி, அ நின்னு அந்த சிலைய பார்த்துட்டே இருப்பேன். பார்த்துட்டே இருந்துட்டு, கண்ண மூடி கொஞ்ச நேரம் அ அமைதியா இருந்துட்டு, அப்புறம் அ அந்த ஆராதன கொண்டு வந்தாங்கன்னா, அத எடுத்து கண் கண்ணுல ஒத்திட்டு அ விபூதி வாங்கிட்டு வந்துருவேன்.
ம், ம். ம். ம், ம். ஆ. ஆ. ஆ. ம். ஆ. இந்த மாரி கேட்கறாங்கள்ல, வேண்டுதல்லாம்? அது மாரி கடவுள்கிட்ட கேட்கறது கரை சரியான விஷயமா? தப்புன்னு நீங்க நினைக்குறீங்களா?
ம். ஆமா.